கண்டிப்பாங்க. என்னாதான் சண்டை, சச்சரவுகள் இந்தமாரினா, ஒரு சில விஷயத்தில வந்து நம்ம வந்து அவுங்கள வந்து அ நம்ம நானே இப்ப நிறைய தடவ பாத்தோன்னா. சண்ட அப்பிடி போட்டுக்குவங்க நானும், அவரும். ஆனா வந்து அவரு இன்ன தூரத்தில அவரு என்னென்னலாம் பண்றதோ! நான் தூரத்திலேருந்து நான் பாக்கிறப்ப, அப்பிடியே ரசிப்பேன் நானு. எப்புடி இருக்கு நம்மளுக்காக எவ்ளோ, எவ்வளோலாம் பண்ணுது பாரு இது, அப்பிடின்னு அந்தமாரிலாம் இன்னும் யோசிச்சுட்டு உக்காந்திருப்பேன். ஆனா, அது அ அது என்னைய டபக்குன்னு கண்ணு பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்க! என்னமோ ஏளனமா பாக்கிற மாதிரி பாக்கும். அது ரொம்ப கடுப்பாருக்கும். உன்னைய போய் இப்பிடி பார்த்தேனே! அப்பிடின்றமாரி யோசிச்சுருவேன்.
கண்டிப்பா. கண்டிப் <chuckles> அந்த மாதிரி நல்லா போகும். அதுவும் அதுவும் இல்லாம ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு எனக்கு நான் சண்ட போட்டேன்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். பாட்டு பாடி சாரி கேட்பேன் "ஆருயிரே மன்னிப்பாயா! மன்னிப்பாயா! சொல்லு என் அழகே!" அப்பிடின்ட்டு, அ அந்த மாதிரி வந்துட்டு பாட்டு பாடி மன்னிப்பு கேட்கிறதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். இப்பலாம், வந்துட்டு ஏன் இப்பிடி பண்ண மாட்றோம்? நம்ம, நம்ம ஏன் இப்பல்லாம் பண்ணமாட்றோம்? அப்பிடின்னு ஒரு சில நேரம் யோசிக் அதான் பிள்ள குட்டி ஆயிருச்சில்ல. இதுக்கு அப்புறம் என்னத்த போயிட்டு அப்பிடின்றமாரி வெளிப்படுத்துறதே இல்லங்க. அந்த காதல வந்து வெளிப்படுத்துறதே இல்ல, இப்போல்லாம். அப்பிடி தான் சொல்லணும்.
<laughs> <laughs> பரவால்ல படத்தில தான் நான் பாத்துருக்கேன். ம். ஏன்னா குழந்தைகளோட ப்ரஷரே நம்மளால தாங்க முடியல இதில இது வேறயா? அப்பிடின்ற மாதிரி ஆயிட்டிருக்கு <chuckles> அப்பிடிதான் வாழ்க்கையும் போயிட்டிருக்கு. ம்.
அது. <chuckles> ம். அது என்னமோ உண்ம தாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆ, நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து இந்த காதல வந்து நினைவூட்றமாரி பாடல்கள் என்ட்ட ரொம்ப அழகாவே பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுலருந்து நீங்க சொல்றத பாத்துட்டு எனக்குமே வந்து ஆச வந்துருச்சு. ஐயய்யோ! நமக்கு நம்மளோட காதலும் இப்புட்லாம் இருந்துச்சு, என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்புட்லாம் நடந்துச்சே! இப்புட்லாம் நடந்துச்சேன்ட்டு. அது ரொம்ப நன்றி, <chuckles> நீங்க பேசினனால தான் அது வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. உங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றிங்க.

ஆ இது காதலர் தினம்ல, அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கும். அவருக்கும் வந்து அது புடிக்கும். ஏன்னா வந்து, "ஆ உந்த உந்தன் காதல் நெஞ்சை நான் தரலாமா? உன் கணவனாக நான் வரலாமா?" <laughs> அதை கேட்டாலே அவர் வந்து அடிக்கடி இந்த பாடல் வந்து கேட்பாரா, எனக்கு அது அப்படியே ஈர்க்கிற மாரி இருக்கும். நா அதுக்கு பாடுவேன், "உங்க உந்தன் வார்த்தை மட்டுமே நிஜமானால், ஒரு ஜென்மம் போதும்." <laughs> அப்படியே எப்படி நாங்க ஆ அதே தாங்க. நம்ம எக்காலத்திலேயுமே வந்து ஆமாங்க, அது மறக்க முடியாத ஒரு அது படமுமே எனக்கு ரொம்பவே புடிக்கும்ங்க. அது வந்து இந்த கடைசியில முடியற அளவுக்கு போயிட்டு பிரியிற அளவுக்கு போயிட்டு, திருப்பியும் வந்து எப்படியோ வந்து சேர்ந்துருவாங்க பாருங்க. அந்த விஷயம் வந்து எல்லாம், என்னோட காதல்லேயும் அந்த மாரி தான் நடந்துச்சு.
ஆமாமா. ம். "அன்பே வா, உயிரே வா, நாம" நல்லா இருக்குங்க அது. ஆமாமா. ஆமா, அப்பறம் வந்து அந்து பா அதுலேயே இன்னொரு பாட்டு வந்துட்டு, அவன் இந்த லவ்ஸ சொல்ற சொல் சொல்லீட்டு, லெட்டர் எழுதிட்டு வெயிட் பண்ணீட்ருப்பான் பாருங்களேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லாருக்குங்க. "காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான்." அது நல்லாருக்கும்.
அப்படி போயிட்டு திருப்பி வந் ஆமா. ஆய். ம், நல்லாருப்பாங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் அது பாடல்ல, அது படமுமே எனக்கு ரொம்ப புடிக்கும்.
சிறப்புங்க, சிறப்புங்க.
ம்.
அப்பறம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில நேரங்கள்ல திருமணத்திற்கு அப்பறம் வந்துட்டு, அ வேலைக்கு போகாதன்னு சொல்லுவேன். <chuckles> அப்ப அந்த "வசீகரா" பாட்டுல ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா, "அ அந்த வேலைக்கு போகாத" அப்படி சொல்லும். ஆமா, ஆமா, ஆமாமா.
தன் வீட்டி ஆ. வீட்டிலே நான் இருக்க வேண்டும் என்னு. ஐயோ! வர மாட்டிது டக்குன்னு. அ.
"இங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். சில சமயம்" அந்த லைனுக்கு வந்துட்டு <chuckles> அதை நா பாடுனேன்னு வச்சுக்கோங்களேன், என் கணவர் சொல்லுவாரு, "அப்ப உனக்கு சாப்பாடு கிடைக்காது, பரவால்லையா? வேலைக்கு போலனா யார் சம்பளம் தருவா? யாரு சோறு போடுவா?" அப்படீம்பாரு. அப்ப வந்துட்டு
ஆமா. <laughs> <chuckles> அது என்னமோ உண்மதாங்க. ஆனா, அப்படியே நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்க, சண்ட வந்து பிச்சுக்குவோம் நம்மள்லாம். <laughs>
<laughs> ஆனா, அது வந்து எப்படின்னா இந்த கல்லூரி படிக்கும் போதுலருந்தே, அந்த பாட்டு நாங்க வந்து கோரஸா பாடிட்டுருப்போம் கல்லூரில.
ஆ. ஆ. ஆமா, ஆமா.
அதுனாலையோ என்னவோ வந்துட்டு அது சும்மா மொனங்கி
ஆசைகள் இருக்கதான் செய்யும், அந்த மாதிரி. <laughs>